அது நு உண்மையிலேயே சிரமமான விஷயம் தான். நம்ம வந்து சொல்ற பேச்சையும் அவுங்க வந்து கேக்க மாட்டாங்க, அப்டின்ற பட்சத்தில ரொம்ப
அ. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கறது என்னன்னா, அவங்களுக்காக நம்ம செய்றோம், ஆனா அவங்களுக்கு அது திருப்தியே குடுக்க முடியலையே.
ஆமா, ரொம்ப ப்ரீயாவும் உட முடியாது.
அ. அதுதான் நம்ம அதுக்கு நான் நான் அப்போலாம் சொல்றது உண்டு. இந்த மாரி கடற்கரைலாம் வந்து இப்போலாம் ப்ளூ ஃப்ளாக்னு சொல்ட்டு ஒண்ணு இருக்கு. அங்க தடுப்பு அணைகள்லாம் போட்டு வச்சு கொஞ்சமா வந்து, தண்ணி மட்டும் இந்த பக்கம் வர மாதிரியும் அது வந்து, சுத்தமா இருக்கற மாதிரியான கடற்கரைக்கு தான் அந்த ப்ளூ ஃப்ளாக்னு ஒரு நேமும் வச்சுருக்காங்க.
ஆஹ. ஆஹ.
அந்த கடற்கரைக்கு போனா நமக்கு வந்து இந்த மாரி அலை, அந்த இதில வந்து தடுப்பணை மாரி போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு பகுதிக்கு மட்டும்.
புரியிதுங்க, புரியிது. அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்.
ஆ அங்க கூட்டிட்டு போயிரலாம் அப்ப அப்டிங்கிற மாதிரி, கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவால்ல, தேடி தான் போய் ஆகணும். ஆ ஏன்னா, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனா நாம குடுக்கணுல்ல, அப்டிங்கிற மாரி எனக்கு ரொம்ப பல போனா சிரமமா இருக்கற ஒரு நேரம்னா அதுதான்.
ம்ஹ்ம், ம். புரியிதுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நாங்க படிப்பு விஷயங்கள்ல அந்த கொழந்தைங்கள்கிட்ட உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கடையாது. அந்த சிரமத்த நீங்க பார்த்ததில்ல அப்டி தானே?
அ அந்த நேரம் என்னன்னா, இப்ப படிக்கணும் அப்டின்னா, இது படிக்கிறதுக்கான நேரம் தானே நான் சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டேன் வந்தவுடனே நான் படிச்சிருவேன் அப்டிங்கிற மாரி எடுத்துருவாங்க. அதில எனக்கு பிரச்சனையே தெரியல.
அஹ, இந்த மாரி விஷயங்கள் தான் இந்த கடற்கரைக்கு கூட்டு போகும்போது, இல்ல வெளிய கூட்டு போகும்போது பண்ற <chuckles> அலப்பறைகள் தான் வந்து கொஞ்சம்.
ஆ அதான். அப்ப தான் அவங்க நம்ம அடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அவங்க அவங்களுக்கு அப்பதான் வந்து எல்லாம் வெளில வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, நம்ம நகர வாழ்க்கையில எல்லாத்தையும் போட்டு நம்ம, இதுதான் இப்டிதான் இருக்கணும் அதுதான். அப்ப நம்ம கோவப்பட்டாலே அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. எங்க அம்மாலாம் 1 நாளைக்கு எத்தனை தரவ மொறைச்சி பார்ப்பாங்கன்னே தெரியாது. ஆனா இப்ப நான் 1 முறை சொல்லும்போதே அவங்களுக்கு கஷ்டமாயிடுது.
புரியிதுங்க, புரியிதுங்க. கூண்டு கிளி மாரி இருந்திருப்பாங்க. அவங்கள பறக்க உட்டா மார் இருக்கும் அது. <laughs>